ஆ அவனுக்கு ஒ அவனுக்கு வந்து ஏன்னு தெரில்ல. மொதல்ல இருந்தே நல்லா வந்து பெண் புடிச்சான். அதாது ஒரு 1.5, 2 வயசுல இருக்கிறப்பயே பே பேனா கொடுத்தோம்னா என் என் டெஸ்க்ல ஃபுல்லா வந்துட்டு புக், பேனா <chuckles> அந்த மாரி தான் இருக்குங்கறதால அவன் சும்மா விளையான்டுட்டே விளையான்டுட்டே என் டெஸ்க்குல இருந்து பேனா நல்லா பிடிச்சுட்டு இருந்தான். அப்டினு சொல்லி நான் சும்மா 1, 2, 3, 0, 1, 2, 3னு எழுதி பழகிவிட்டா. 3 வரைக்கும் அவன் பழகிட்டான். அப்போ ஒரு 2.5 வயசுற்குள்ளயே வந்துட்டு. அது விளையாட்டா இப்ப நம்ம செய்றோம்ல. அதுக்கு வந்து எப்படினா இப்போ சித்தி வந்து படிக்குது. அப்ப நம்மலும் படிக்கணும். அந்த மாரி
ம். ஓ! அப்போவே ஆ. சரி. பரவால்லயே. சரி, சரி. ம். நம்மளும் படிக்கணும். ஏதோ பேனா வச்சு எழுதுது. "இத பேனா கூட தெரியாது ஏதோ பிடிச்சது எழுதுது நம்மளும் கையில பிடிக்கணும்" அப்டிங்கிற ஒரு எண்ணம் அதுக்கு.
ஆ. <tsk> அதுக்கு அது 1, 0 ,3னுலாம் இல்ல. நான் வந்து இப்படி 0 போட்டேன்னா அதே மாரி 0 போடணும். நான் 1 போட்டேன்னா அதே மாரி 1 போடணும் அப்டின்னு சொல்லி அப்புறம் நான் என் டேபிள் என்ட்ட ஒரு பெரிய டேபிள், இன்னும் சின்ன டேபிள் இருக்கு. நான் வந்து பெரிய டேபிள்ல உட்கார்ந்தனா அவன் வந்து அவனும் வந்து சின்ன டேபிள்ல உட்கார்ந்திருப்பான். உட்கார்ந்துகிட்டு அவங்க அம்மாவ கூப்பிடுவான். அம்மா நான் படிக்கிறேன் அ என்ன கூப்பிடாதே. நான் அப்டி தான் சொல்லுவேன். அம்மா நான் படிக்கிறேன் என்ன கூப்பிடாதே அப்டின்பேன். அவனும் அதே மாரி பண்ணிட்டு சும்மா. ஆமா. சும்மா அந்த புக்க திறந்து வெச்சுகிட்டு சீன் போடுவான். இப்ப வேற கலரிங் புக் எல்லாம் வாங்கி கொடுத்துவிட்டேனா கலரிங் பண்ணுறதெல்லாம் பிடிசசிருக்கு. அதனால கலரிங் புக் எடுத்து வெச்சு ஆ சும்மா அது கிறுகிட்டு அந்த அந்த அந்த அந்த கார்னர்க்குள்ள எதையாவது ஒன்னு கிறுக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன்.
நேர போடணும். ஆ. ம். ம். ம். அ பரவால்ல. ஆ, ஆ. அதே மாரி அவனும் சொல்லுவானா? <laughs> ஆ. ஆமா, ஆமா. பண்ணுவானா? கலரிங்லாம் பண்ணுவானா? பரவால்லப்பா. அந்த கார்னருக்குள்ள வரதே பெரிய விஷயம் தானே. அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் விஷயம் உண்மேலே பரவா ரொம்ப அழகா குழந்தை வந்து ஆமா. அ
ஆமா. ஆனா அதுக்கு அவன் கலரிங்னா உனக்கு தெரிய மாட்டேங்குது. உட்கார்ந்துட்டு சித்தி சித்தி ஏதோ நோட்ல எழுதுதா. நம்மலும் எழுதுறோம்னா நம்ம படிக்கிறோம்.
ஆ எழுதுவோம் பார்த்து அதாது பார்த்து கத்துக்கிறது ஒரு வயசுல அது, சின்ன வயசு. ஆ மத்தவங்கலாம் என்ன செய்றாங்க? அப்டிங்கிறத பார்த்துக்கிட்டு இப்ப சில பேர்லாம் சமைப்பாங்க. கிச்சனில வச்சுக்கிட்டே சமைப்பாங்க. இப்ப என் பையன் எனக்கு கிச்சனில வச்சுகிட்டே சமை சமைப்பேனா நான் அந்த கரண்டியை வச்சு அமுக்கி அமுக்கி விடுவேன். அவன் சொல்லுவான், "குத்து, நல்லா குத்து." அப்டின்னுவான் திரும்ப என்ன இறக்கி விட்டோம் <chuckles> அப்டின்னா, ஆமா திரும்ப இறக்கி விட்டா என்ன உடனே அதே மாரி ஒரு இருப்பு சட்டில இருக்கிற வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு கரண்டிய வச்சு சும்மா கிண்டிக்கிட்டே இருப்பான். அந்த மாரி இது பார்த்து பார்த்து கத்துக்கக்கூடிய வயசு இந்த வயசுல்லையா? அதனால தான் உங்கள பார்த்து அவன் அப்டியே சொல்றான். அம்மா நானும் படிக்கிறேன் அப்டிங்கிற மாரி காமிச்சிக்கிறான் போல. ரொம்ப அழகா குழந்தையை வந்து அழகா
ஆமா. ம். <laughs> அ ஆ. ஆமா. என் அக்கா சில்லறைய எல்லாம் சிதற விட்டுட்டோம். "என்னது படிக்கிறேன்னு சொல்லுதே என் பிள்ள." அப்டின்னு.
ஆமா. அதான். அதான். அதான். உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். ரொம்ப அழகா உங்க வீட்ல உள்ள இந்த பையன அழகா வந்து சில சில விஷயங்கள்லாம் சொல்லிக் குடுத்து விளையாண்டு விளையாட்டு. அ நிறைய இந்த மாரி சொல்லிக் குடுத்து அவங்க நல்லா அழகா கொண்டு வரீங்க. 2ஆவது பார்த்தீங்கன்னா, "எது ஆரோக்கியம்? எது ஆரோக்கியம் இல்லங்கிறத?" இந்த வயசுலேயே அந்த பையனுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியங்கிறத மனசில வச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாரி பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. உங்கள அந்த பையன்கிட்ட நீங்க இருக்கிற பாசம், அந்த சேட்டைகள் இந்த இதெல்லாம் அழகா ரசிச்சு என்கிட்ட சந்தோஷமா பகிர்ந்துகிட்டிங்க. மிக்க நன்றிங்க.

நான் என்றேன் சித்தி எறேன் அப்டின்னு சொன்னா, அவன் எங்கேயாவது போய் வந்துட்டு ஒழிஞ்சுப்பான். திருப்பி வந்துட்டு அவனே வந்து ஆ சொல்ட்டு போவான். அது மாரி நான் எண்ணிகிட்டே இருப் எண்ணிிட்டு சமைச்சுக்கிட்டே இருப்பேன். ஒளிஞ்சு, ஒளிஞ்சு வந்துக்கிட்டே இருப்பான்.
ஒழிஞ்சுக்குவா. கண்டிப்பா. அது விளையாண்டுகிட்டு இருக்கும். ஏனா. அந்த குழந்தைக்கு வந்து அது தெரியாது. அ அது அதாவது எண்றதுனா போய் ஒளிஞ்சுக்கணும் அவ்வளோதான். அ இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க ஆனதுக்கு அப்புறம் தான், இன்னொருத்தவங்க வந்து நம்மளை கண்டுபிடிப்பாங்கிறத தெரியும் இல்லையா? ஆமா, இ ஆமா இது சில விஷயம் அதே தான். இப்ப எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, எங்க சின்ன குட்டி குழந்தை இருக்கும்போது எங்க சந்த சின்னவன் என்ன பண்வான்னா? அ என்ன ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ அப்டின்னு அவன் அண்ணன் சொல்லுவான். அவன் அந்த இடத்திலேயே கண்ண பொத்திகிட்டு என்ன சொல்லுவான். அ நான் ஒளிஞ்சுகிட்டேன் வா வந்து என்னை கண்டுபிடி அப்டின்னுவான், சிரிப்பா இருக்கும். ஏனா, அந்த குழந்தைகளுக்கு அந்த விளையாட்டு கூட தெரியாத ஒரு வயசு. அ அதனால அந்த வ எப்டியாவது அது ஏதோ ஒரு விளையாட்டு அப்டின்னு அதுல ஒரு சந்தோஷம் அதுகளுக்கு. வேற என்ன விளையாட்டுலா நீங்க வந்து விளையாடுவீங்க அந்த குட்டி பையனோட?
ஆமா. அவ்வளோதான். ஆமா. தெரியரண்ணைக்கு இருக்கு எனக்கு. ஆ, ஆமா. அப்புறம் லாரிலாம் வ வச்சிருக்கான் ம மணல் ஏத்தறது லாரியில மணல்ல இருக்கறது நா ஒரு
ம். நீங்க விளையாடுறது. இந்த மாரி இந்த மாரி இப்ப ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுற மாரி அ நீங்க அவங்க கூட சேர்ந்து விளையாடுறது.
நாங்க அவன ஒழிச்சு வச்சுருவோம். எங்க பெட்ஷீட் இருக்குல்ல, பெட் ஷீட்ட தூக்கி மேல போட்டு. நீ கம்முனு உட்கார்ந்துட்டு சிரிச்சுகிட்டே உட்கார்ந்துருப்பான். சித்தி வந்து நம்மள கண்டுபிடி சித்தி. நான் ஒழிஞ்சிட்டு சித்திய எங்க காணோம். அவன் முன்னாடியே தான் உட்கார்ந்து இருப்பான் பெட்சிட்டு மட்டும்தான் போட்டு மூடியிருப்பேன். அது ஏதோ ஹாரி பாட்டர் குல்டன்னு நெனைச்சுக்கிறவன் ரேஞ்சல அவன் பண்ணிட்டு இருப்பான்.
இது என்னடா இது! விஷயமா இருக்கு சரி. ம். <laughs> அ. ஆமா. ஆமா அது ஒரு ஆ. கண்டிப்பா. அது உண்மையிலே அதில ஒரு சந்தோஷம் அந்த பையனுக்கு சரி. வேற என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? எப்டி சமாளிப்பீங்க? சில விஷயங்கள்லாம் அடம்பிடிச்சு விளையாண்டு சடம் அடம்பிடிச்சு கேட்பான். இது எனக்கு வேணும் அப்டின்னு, அந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க எப்டி சமாளிக்கிறீங்க?
அது ரொம்ப நல்லா இருக்கும்.

வேற ஏதாவது 1, எங்களால குடுக்க முடியிறது. இப்போ வந்துட்டு வெளியில அவங்க அவங்க வீட்ல, அதாவது என்னோட அக்கா வீட்ல, ஆ அது அக்காவோட கணவர் வீட்ல, அவங்க வந்துட்டு <chuckles> நெறையா இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் பழக்கி விட்டுட்டாங்க. நாங்க வந்துட்டு குடுக்காமயே வச்சுருந்தோம். நாங்க வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் எதையுமே வந்து, நாங்க கண்ல காட்டாம பிஸ்கட் நாங்களே வீட்ல-வீட்ல எங்க வீட்ல எல்லாருக்கும் டீ குடிக்கிற பிஸ்கட்ஸ் சாப்புட்ற <snorts> பழக்கம் இருந்தது. அதெல்லாம் நாங்க நிறுத்திட்டோம். ஏனா, "பார்த்தா அவனும் கேட்பான்" அப்படின்னு சொல்லி நாங்களே <chuckles> அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த மாரி வெச்சா தான் அவன் அங்க போய் பழகீட்டு வந்துட்டான். அப்டி பழகீட்டு வர்றப்போ எங்களுக்கு அது கேக்குது. இப்போ கடைக்கு போனாலே, சி "சித்தி போறேன்" அப்படீன்னா, "தீனி வாங்கிட்டு வா" அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆ அந்த மாரி அவன் கேட்கறப்போ, நான் என்ன பண்ணுவேன்னா, நான் தீனில்லாம் வாங்க மாட்டேன். நான் வர்றப்போ வந்துட்டு இப்ப கூட நேத்து போனபோ கூட அவன் சொன்னான். நான் வந்து ஒரு ஒரு பென்னுல வந்து ஒரு ஸ்பைடர் மேன் பொம்ம இருக்கிற மாரி ஒரு பென். அது இருபது ரூபாய் தான் அது. அது வாங்கிட்டு வந்து குடுத்தேன். அவனுக்கு <chuckles> எப்படி இருக்குன்னா, அவன அவன் கேட்டது இல்ல. ஆனாலும் ஏதோ 1 சித்தி நமக்கு வாங்கிட்டு வந்திருக்கு <snorts> அந்த மாரி ஏதாவது
சரி. ம். சரி. ம். சரி. ஆமா. ஆ. பரவாயில்லயே. ம். ம். சரி. ம். ஆமா, ஆமா. ம். ம். ஆ அது ஒரு சந்தோஷம். "ஏதோ 1 சித்தி போறாங்க. போகும்போது, சும்மா வரக்கூடாது எதா நமக்கு வாங்கிட்டு வரணும்" அப்படின்னு ஒரு அவனுக்கு ஒரு தாட். ம் எத குடுத்தாலும் அவன் சந்தோஷப்படுவான் போல, நீங்க என்ன வாங்கிக் குடுத்தாலும்.
ஆ ஆமா. நெறைய வீட்ல அது ஆமா, இப்போ அம்மா, அப்பா வந்துட்டு அம்மா, அப்பா வந்து சொல்லிட்றாங்க "வாங்கக்கூடாது, <chuckles> முடியாது" அப்படின்னு சொல்லி. ஆனா, இந்த தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தில்லாம் <snorts> வந்துட்டு கஷ்டப்பட்றாங்க. "என்னடா, அந்த கொழந்தை கேட்கிறப்போ நம்ம எப்படி வாங்கிக் குடுக்க முடியாம இருக்கும்னு" அதான் என்னோட ஒரு டெக்னிக் இது தான். நான் வந்து இந்த மாரி வேற ஏதாவது 1 வாங்கிட்டு வந்துருவேன். ஏதாவது ஒரு டாய் வாங்கிட்டு வருவேன். எதாவது சிம்பிள்ளா வாங்கிட்டு
கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. ஆமா. அதாவது எது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஆரோக்கியத்த தருதோ, அந்த மாரி நீங்க இப்பவே நீங்க வந்து, அவனுக்கு பழகி குடுக்குறீங்க.
ஆமா. எனக்கு எனக்கு அந்த கடையில வாங்குற அந்த ஸ் முறுக்கு, அதெல்லாம் எனக்கு பயமா இருக்கு. எங்கெயாது சாப்பிட்டு அதுக்கு சேராம போயிருச்சுனா, அது கொழந்தல்ல <snorts> என்ன ப என்ன அப்படிங்கிற
ம்க்கும். கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா அத எவ்வளோ யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா, ஆ அவங்க அவங்க பெத்தவங்க கூட அது கொஞ்சம் "பிள்ளைங்க என்ன கேட்டாலும் வாங்கிக் குடுத்துருவோம்"னு, ஒரு பாசத்தில வாங்கிக் குடுக்குறாங்க. நீங்க வந்து ஒரு ஆரோக்கியத்த வந்து அதில பார்க்குறீங்க. பரவாயில்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்கள்லாம் ஆ தேவையில்லாம அழுவாங்க, அது என்ன காரணம்? தெரியாது. அந்த மாதிரிலாம் அழுகும்போது நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க?
இதுவும் பண்ணேன். அ அந்த மாரில்லாம் இருக்கிறப்போ அம்மா மட்டும் தாங்க சமாளிக்க முடியும். என்ன இருந்தாலும் நம்ம நம்மளால முடியாதுன்னு தான் நான் நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ந இவனும் அப்படில்லாம் ஏதாவது வித்தியாசமா அழுவான். திடீர்னு அழுவான்."எதுக்கு? எதுக்குடா அழற?" <snorts> ட்
அப்பிடி. சரி, சரி, சரி. அ என்ன செய்வாங்கம்மா? ம். அததான் கேட்குறேன். ஆமா, அததான் ஏனா, குழந்தைங்களோட விஷயம் தெரிஞ்சுதா நான் கேட்குறேன். அப்படி இருக்கும்போது, அம்மா என்ன சமாதானப்படுத்துவாங்க?